ஆ கண்டிப்பா. புத்தகங்கள் நெறைய நான் வந்து ஏன்னா இப்போ தான் இணையம் வந்து ரொம்ப பிரபலமா அப்ப நெறைய குறிப்புகள் வருது. எனக்கு சில நேரம் என்ன ஆகும்னா, அ நிறைய பேர் ஒரே விஷயத்தை ஒரொருத்தரும் ஒரு ஒரு மாரி போட்டிருப்பாங்க. செயலிகள்ல போய் பாத்தா. அது கொஞ்சம் கொழப்பமா இருக்கும். எனக்கு சமையல் பிடித்தமான விஷயம்னால, நானே நெறைய முயற்சித்து பாப்பேன். அ ஆனா, அதுக்கப்புறம் பாத்தா, அது ஏற்கனவே ஏதோ ஒரு, அ கல்ச்சர்ல வந்து அது ஒரு உணவாவே இருக்கும். அ சொறக்கால்லாம் நானே அடை செஞ்சேன். அ அப்புறம் பாத்தா, அது ஏற்கனவே இருக்கு, ஓ நம்ம கண்டுபிடிக்கல இதெல்லாம். அப்படிங்கிற மாரி கொஞ்சம் வருத்தமாவே இருக்கும். ஒரு சுரக்காயலாம், இந்த பீட்ரூட் மாரி துருவிக்கிட்டு, அதையே வந்து இப்போ ஒரு பீட்ரூட்னா, தக்காளி வெங்காயம் போட்டு மசாலாவா செய்வேன். அதே மாரி சொரக்காவும் செஞ்சு, அதில சப்பாத்தி போட்டு, குடுத்து அதுவும் என் மகளுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அ எந்தெந்த காயலாம் அவுங்க தவிர்க்கிறாங்களோ, அந்த காயெல்லாம் இந்த மாதிரி அவுங்களுக்கு கொடுத்துடணும். அப்படின்னு முயற்சி செஞ்சு செஞ்சுருவேன்.
ஓஹோ! சரிங்க. ம். <laughs> ஆஹா, ஆமா. சரி, சரி. ஆ. <laughs> ம். ஓஹோ. ரொம்ப, <laughs> அச்சச்சோ! அ. ம். ஆமா. ஆஹா. ஓஹோ! சிறப்பு. ம். ஓ ரொம்ப அருமையான ஒரு முயற்சிதான். ஏன்னா, இந்த இந்த காலத்தில வந்து, இந்த குழந்தைகள சாப்புட வைக்கிறதுங்கிறதே, ஒரு பெரிய வேலையா இருக்கும். அவங்க பின்னாடியே ஓடணும். இல்லை எதனா காமிச்சி, காமிச்சி ஏமாத்தி ஊட்டணும். அது ஒரு வயசுல. வளர்ந்ததுக்கு அப்புறமா ரொம்ப தெளிவாயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அவுங்கள ஏமாத்தவே முடியாது. ஆனா அந்த மாரி சமையல் முறையில நீங்க மாற்றி, அது ஒரு, அது என்ன காய்ன்னே அவுங்களுக்கு தெரியாத மாரி, இல்ல அவுங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒன்னோட கலந்து குடுக்குறதுலாம், ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு யோசனைன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் வேற, ம்.
<laughs> அ கண்டிப்பா நம்ம அ வந்து அது அதில தள்ளப் பட்டுறோம். "இத பண்ணிதான் ஆகணும்" அப்படின்னு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த பச்சடியெல்லாம் அவுங்க சாதாரணமா சாப்பிட மாட்டாங்க. தயிர் பச்சடிலாம். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ வெள்ளை பூசணிக்காய்லாம் குட்டி குட்டியா வேக வச்சு, அதில தயிர் போட்டு, தேங்காய் பச்சை மொளகாய் என்னோட மகளுக்கு நல்ல காரம் நான் பழக்கிட்டேன். அதனால காரசாரமா எது இருந்தாலும் அவுங்க சாப்ட்டுருவாங்க. அ அந்த புளிப்பு சுவை தெரியாத அளவுக்கு, கொஞ்சம் வந்து பச்சை மிளகா போட்டு, அ தேங்காவும் அ சீரகம் அதெல்லாம் போட்டு அரச்சுட்டு, அதில போட்டுட்டோம்ன்னா, அந்த பச்சடி கூட சாப்ட்டுருவாங்க. அ அதே மாரி இப்போ சில நட்ஸ் எல்லாம் தினந்தோறும் ஊற வச்சு குடுக்கணும் அப்படின்னுலாம் சொல்றாங்க இல்லையா? அ அதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு, காலை உணவிலயே வந்து அதெல்லாம் சேத்துக்கலாம். குழந்தைகளுக்கு அது ரொம்ப ஆரோக்கியமானதாவும் இருக்கும். ஏன்னா, நெறைய சத்துக்கள் வந்து இப்போ தினசரி உணவுல கெடைக்கிறதில்ல. அப்போ அந்த பற்றாக்குறைக்கு, நம்மளெல்லாம் சின்ன வயசில ஏதாவது ஒரு பானத்த குடி, அதில வரும் அப்படிலாம் சொல்லி நம்பி குடுத்துட்டாங்க. ஆனா, அதில வெறும் சக்கர தான் இருக்கு. சரி, நம்ம குழந்தைகளுக்காவது அதெல்லாம் குடுக்காம இருக்கலாம்ன்னு சொல்லி, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரியெல்லாம் நான் முயற்சி பண்ணி, ஏதாவது ஒரு சத்துணவு, காலையிலயே நம்ம வந்து அத ஊட்டி அனுப்பிச்ட்டோம்ன்னா, அ மதிய உணவோ, இல்லை இரவு உணவோ நம்ம மாத்தி குடுத்துக்கலாம்.
ஆ ஆமா, ஆமா. ஓ! ஆமா, ஆமா. சரி, சரி. ஓ! அப்படிங்களா? ம். ஆஹா. ம். ஒஹோ! ஆமாமா. ஆமாங்க. ஓஹோ. ஆமாங்க. உண்மைதாங்க. ம். <laughs> அ. ஆமாங்க. ஓஹோ! ம். கண்டிப்பா.